புரியுதுங்க.
"எந்து எழுத போனா போய் பாக்க போ போற, உன் வேலைகள்லாம் அதுக்கப்புறம் நீ செய்ய போற." அப்படிங்கிற மாதிரி எழுத ச எழுதி எழுத பாத்தேன் அதுக்கப்புறம். "ஓகே." அப்படிங்கிற மாதிரி. அ அது ஒ கொஞ்சம் <cries> ஓகே மாரி தான் இருந்தது. ஓம்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறிச்சு.
அ. ஓகேங்க. ஓ. நல்ல விஷயம்ங்க.
அப்புறம் அ அதுக்கப்பறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, "ஒரு இசை ஏதாவது கேட்டு பாருங்க." அப்படிங்கும்போது ஒரு ஏதாவது ஒரு மியூசிக்க போட்டு விட்டுட்டு நம்ம அமைதியா உட்காந்துக்கிறதுக்கு பாத்தேன்.
புரியுதுங்க.
அதாவது, அவ்ள எளிதான விஷயம் இல்ல. நம்ம மைண்டுக்குள்ள கால்ல சாப்பாடு செய்யணும், அ அவங்க ஆஃபீஸ் கிளம்பணும், நம்ம இதெல்லாம் வந்து நைட்டே யோச்சு வச்சிருக்கோமே நம்ம இங்க வந்து உட்காந்துருக்கோம், காலைல.
ம். ஆமாங்க, ரொம்ப கரெக்ட்.
அ. அது மாதிரி நிறயா சிந்தனைகள் எ ப்ளஸும் வரும் அ மைனஸும் வரும் பாசிடிவ்வா நமக்கு நிறய நாள் நாள் இருந்ததுன்னா, ப நெகட்டிவா நிறய நம்ம மைண்டுக்குள்ள வரும். நாட்கள் ஆக, ஆக அது நமக்கு இசை அப்புறம் வந்து அது மெடிடேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் க கத்துக்கிட்டேன் அ.
கரெக்ட்டுங்க. பழகி போச்சு. ஆனா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தியானம் அப்படிங்கிறது, நீங்க வீட்டில போய் பண்றீங்களா? இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போய் பண்றீங்களா? ஏன்னா வீட்ல இருந்தா, ஒருத்தவங்க நிம்மதியா பண்ண விட மாட்டாங்க. ஃபோன் நோட்டிஃபிகேஷன், டிவியோடும் பக்கத்து வீட்டுக்காரன் கத்துவான், இந்த மாரிலாம் நெறயாருக்கும். நம்மளால ஒரு கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாதுங்க.
நீங்க வேற, பக்கத்துல எல்லாரும் இருக்கும்போதே, "இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு?" என் மைண்ட்டுகுள்ள ஓடுது. இன்னும் அங்க போய்ட்டோம்ன்னா, "நாம இங்க இவ்வளவு தூரம் வந்துட்டோமே!" அப்படின்ற மாரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பதட்டம் எனக்கு. ஏன்னா குழந்தைய நான் மாத்திரம் தான் பாத்துக்கணும். அ அந்த பொறந்த புதிதில. இல்ல, அம்மாலாம் இருந்தாலுமே எனக்கு அவங்க மேலலாம் ஒரு பயம். என்ன "சரியா பாத்துக்க மாட்டாங்களோ? நம்ம தான பாத்துக்கணும்." அப்படிங்கிற மாரி. ஒரு உயிர் நமக்கானது. அப்படிங்கும்போது, அதை என்னால ஒருநிலைப்படுத்த முடியல, இரவு தூங்க முடியல. முழுக்க முழிச்சிருக்கும்போது நம்ம மனநிலை நிறய மாறுது, பதட்டம் அதிகமாகுது, பயம் வருது அப்படிங்கிற மாரிதான். அப்பதான் எனக்கு டாக்டர் சொன்னதே வந்து, "நீங்க பண்ணியே ஆகணும். வேற வழியே இல்ல." அப்டின்னா
<chuckles> ஓ! சரி, சரி. ஓ! சரி, சரிங்க.

புரியுதுங்க.
அ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் என் குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம், அவங்க சொன்னாங்க. "நீ அம்மாவாயிட்ட, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்ணாலும் அவன் உன்னை அவன் ஏத்துப்பான். நீ இரவு முழிச்சிருந்தாலும் ஏத்துப்பான். முழிக்கலனாலும் ஏத்துப்பான். நீ ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீ இரவு முழிச்சிருக்கிறதுனால, தூக்கம் வந்து கெட்டு போகுது. முதல்ல தூக்கம் முக்கியம், தூங்கணும். காலைல, நீ அத வந்து மெடிடேஷன் பண்ணு. நீ முதல்ல மூச்சு பயிற்சி பண்ண பாரு. மனம் அமைதியா இருக்கும். அழுத்தம் இருக்காது. நீ மாத்தரம் தான் உன் உலகத்திலேயே உன் குழந்தைக்குன்னு நினைக்காத. நெறைய பேரு இருக்காங்க." அப்டிங்கிற மாரி எனக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணும்போது தான், நாம தான் வந்து நெனைச்சிட்ருக்கோம் போல இருக்கு, "நம்ம பிள்ளைக்கு நாம தான். அவங்க அப்பா இருக்காங்க. அவங்க தாத்தா, பாட்டிலாம் இருக்காங்க. நாம ரொம்ப வந்து எடுத்துக்குறோம்." அப்படிங்கிற மாதிரி மொதல்ல அவங்க சொல்லும்போது, என்னால உட்காரவே முடியல.
ஓ. <laughs> கரெக்டுங்க. புரியுதுங்க. ஓ! சரிங்க. <laughs> புரியுதுங்க. கரெக்ட்டுங்க. ஆமாமாங்க. கரெக்ட்டு.
ஒரு இடத்துல தனியா போய் உட்காரலாம், பால்கனிலன்னு போயிட்டு நான் உட்காரல்லாம் பார்த்துருக்கேன். இவன் என்ன பண்றான்? முழிச்சிருப்பானோ? ஒரு வேளை இந்த பக்கம் பெரண்டு கீழ விழுந்துட்டான்னா அது பெட்டுக்குள்ள தான் போட்டு போட்டு இதெல்லாம் போட்டேன். என்னதான் பண்ணி வச்சிருந்தாலும், நம்ம மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும்ல்ல. "விழுந்துட்டா என்ன பண்ணுறது?" அ அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ள. "இந்நேரத்துக்கு உனக்கு இதெல்லாம் செய்யணுமே! நம்ம இங்க வந்து உட்காந்துருக்கோம்." அ அது எப்படி சொல்றது? அது அப்படி ரொட்டீன் என்னவோ
சரிங்க. <laughs> கரெக்ட். ஆமா. கரெக்ட். ம். கரெக்ட்டு. ஏன்னா, இந்த மாரி தியானம் பண்ணும்போது, புதுசா இருக்கிறவங்களுக்குலாம் மைண்டு வந்து தியானத்த விட, நம்ம மைண்டு வேற ஏதோ, சம்மந்தம் இல்லாதத யோசிச்சுட்டே இருக்கும். தியானத்துக்கு வந்து அது யூசே இல்லாம போய்ரும். எப்படி அதெல்லாம் தடுக்குறீங்க? எப்படி தடுத்தீங்க?
அ. அ அது அவ்வளோ எளிதா இல்ல. மொதல்ல என்ன பண்ணனுன்னா அப்புறம் அவங்க சொன்னாங்க, "நீ நெறைய யோசிக்கிற. நீ சத்தமா ஓம்ன்னு சொல்லு." அப்பிடீங்கிற மாதிரி சொன்னாங்க. "யாரு கேட்டா என்ன? கேட்காட்டி என்ன? ஆ அந்த மாதிரி நீ முதல்ல அதை வேகமா சொல்லிட்டு, மூச்சு எடுத்துகிட்டு முதல்ல, திரும்ப வந்து அதுக்கப்புறம் பண்ணு." அப்படின்னாங்க. அப்படி சொல்லும்போது, நம்ம மைண்டு கொஞ்சம் மாறுச்சுன்னு தான், நான் நெனைக்கிறேன். நம்ம "அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து மூச்சை மட்டும் கவனி." அப்படின்னா, என்னால முடியல.
ஓ! புரியுதுங்க. ஒரு மந்திரம் ஏதோ சொல்லுவாங்கல்லங்க. ஓகே.